அ அதாவது ஒரு கட்டாயத்துல வாங்குனதுன்னே சொல்லாம். அ என்னோட எனக்கு வீட்ல வாங்கிக் குடுத்த மொபைல் வந்து ஒடஞ்சு போச்சு. அ அதையும் நான் என்னெல்லாம் பாடுபன்னேன் ரிப்பேர் பண்லாம் பண்லான்னு. அடிக்கடி டிஸ்ப்ளே போயிட்டே இருந்தது. செலவு அதிகமா வருதுன்னு 1 மொபைல் வேணா வந்துட்டு மொத மொதல்ல வாங்குனேன் அப்ப தான். அ வாங்கும்போது நல்லா குவாலிட்டியா வாங்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, என்னோட எல்லா சேமிப்பும் எடுத்து அந்த தடவ எனக்கு 0 ஆயிடுச்சு என் பேங்க் பேலன்ஸ் <chuckles> அந்த அளவுக்கு ஏனா அப்ப கொஞ்சம் அப்பதான் வேலைக்கு போன புதுசு, அப்டிங்கும்போது அ மொபைல் தேவப்படுது அப்டிங்கற காரணத்துக்காக அது 1 வாங்குனேன். அ எப்பவுமே எனக்கு என்ன பிரச்சனன்னா? நான் இவ்ளோ நாள் சேர்ந்து வச்சுட்டே இருப்பேன். அ ஆனா நான் 1 பொருள் வாங்குனேன்னா அது அப்டியே வந்து 0 ஆயிரும். <chuckles> அதான் பிரச்சனையே
ம். சரி. ம். சரி, சரி. ஆ. ம். அய்யயோ! அ. ம். ஓஹோ! ம். ஐய்யயோ! ஆ. ஆனா அது 1 முதலீடா கூட இருக்கும் இல்லையா? ஏனா உங்களுக்கு ஒரு தேவைன்ற பட்சத்தில தானே வாங்குகிறீங்க இல்லையாம்?
அ 2வது அப்டித்தான். கண்டிப்பாங்க. ஆ அதேதாங்க. 2வது லேப்டாப்பும் அப்டிதான். ஆ லேப்டாப் வாங்கும்போதும், அ அது நான் நல்லா சேர்த்தி வச்சுட்டே இருந்தேன். ஏனா, இப்ப நம்மளுக்கு வந்து வர சம்பளத்துல வந்துட்டு வீட்டுக்கு செலவுக்கு எல்லாம் போக அ குறிப்பிட்ட தொகை தான் வந்து பேங்க்ல இருக்கும் அப்டிங்கும்போது, ஆ அது அப்டியே சேத்து வச்சுட்டே இருந்து லேப்டாப் 1 வாங்கும்போதும் 0க்கு போச்சு. ஆ அதுக்கப்பறம் வேணா வர காசெல்லாம் வந்துட்டு, அதுலயும் நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா? என்கிட்ட 2 பேங்க் அக்கவுண்ட் இருக்கும். ஆ ஒண்ணுல வந்துட்டு என்னோட அ வேலைல இருந்து வர ப சம்பளத்த அப்டியே போடுற மாரி. அ இன்னொன்னுல தான் நான் யுபிஐ எல்லாமே வச்சிருப்பேன் பேமெண்ட் எல்லாமே. அதுல 1 எனக்கு மாசம் இவ்ளோ தான் செலவுக்குன்னா அந்த அளவுக்கு தான் நான் எடுத்து அதுல போட்டு வச்சுக்குவேன்.
ம். அடடா! அ. ம். கண்டிப்பா. ம். சரி. சம்பளம். அ, ம். சரி. ம்ஹ்ம்.
ஆ அந்த பெரிய பேங்க்லருந்து அத பெரிய பேங்க்ன்னு நாங்க சொல்லுவோம் எங்க வீட்ல. அ இத சின்ன பேங்க்ன்னு சொல்லுவோம். அந்த பெரிய பேங்க்லருந்து அ குறிப்பிட்ட தொகை எடுத்து நான் மாசம் இவ்ளோ தான் பட்ஜெட்ன்னு போட்ருவேன். அதுக்கு மேல நான் செலவே பண்ண மாட்டேங்க. அந்த இ ஆ, அந்த அந்த அடுத்த இப்ப ஏதாவது எனக்கு தேவை இருந்து, அது வந்து எனக்கு நிவர்த்தி பண்ண முடியலைன்னா நான் அடுத்த மாசத்துக்கு <chuckles> தள்ளி வச்சிருவேன் அத.
ஆஹா! ம். ம். நல்ல விஷயம்ங்க அது. அ.

ஆ, அ இவ் இவ்வளோ சேர்ந்துருச்சா? ஏனா, அ புத்தகத்தில வந்து வர வச்சுட்ருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது. ஆனா ஒரு அ காலகட்டத்தில அது ஃபீஸ்ல போய் பேசும்போது அந்த, அந்த தொகைய கம்பேர் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ சேர்ந்துருச்சா? அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஆ நானே கட்டுறேன். ஆமாங்க.
ஆமா. என்னங்க நீங்க சிறுக சிறுக சேமிச்சிருப்பீங்க இல்லையா? 100, 50ன்ற மாரி கொஞ்ச கொஞ்சமா சேர்த்து அதுக்கப்புறமா போட்டுருப்பீங்க. ஏனா ஒரு பெரிய ஒரு அ ஒரு, ஒரு தொகையா வந்து நிக்கும்போது அடடா நம்மாலால இவ்வளோ சேர்க்க முடியுதேனு தோனுச்சா?
ஆமாங்க. ஆ, ஆமாங்க. கண்டிப்பா தோணுச்சு. அதுக்கப்புறம், அது வந்து எனக்கு ஊக்கப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே வந்து அ காச வந்து செலவு பண்ணத் தேவையில்ல. பார்த்தியா போட்டு வச்சா அது வட்டி வேற வந்ததுல்ல. அ வட்டி அதுக்கு மேல வந்திருக்கும். பார்த்தியா, நான் என்னமோ புதுசா சம்பாரிச்ச மாரிலா நான் உணர்ந்தேன். ம். ஏனா சும்மா கையில வச்சிருந்தா வந்து அப்ப தான் வந்து உண்டியல் வந்து வேஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு அப்ப தெரிஞ்சுச்சு. ஆ உண்டியல்ல போட்டு வச்சிருப்பாங்க 3 வருஷத்திக்கு 4 வருஷத்திக்கு. அ அதுக்கு வட்டி வராது. ஆனா பேங்க்ல போட்டா வட்டி வரும். உண்டியலுக்கு கம்பேர் பண்ணும்போது பேங்க் பெஸ்ட் ஆ, அப்ப வந்து, ஆ அப்ப நான் சொல்லுவேன். ஆ இல்ல பேங்க்ல போட்டு பழகு. உண்டியல்ல போடாத அப்படினு நான் அட்வைஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டேன் அப்ப. <chuckles> ஆ, எனக்கு அந்த வட்டி தான் வந்து கண்ண உறுத்துச்சு.
ம். ஆமாம்மா. <laughs> ம். நிச்சயமா, நிச்சயமா. சரி. ம். ஆமாங்க. நிச்சயமாங்க, நாலாம் அதாங்க பண்ணிருக்கேன். பரவாயில்ல. ஏனா நான் இந்த காலத்தில தான் நான் என்னுடைய, என்னுடைய பிள்ளைகளுக்கே நாங்க இப்ப தான் ஆரம்பிச்சுருக்கிறோம். ஆ இது வந்து என்ன சொல்றது? ஆ இ வந்து சின்ன வயசிலே நீங்க ஆரம்பிச்சிங்கன்னும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையா தான் இருக்கு உங்கள நெனச்சா.
ஆஹா!